இனிப்புங்குற ஒரு வார்த்தைய கேட்டாலே, நமக்கு நிறைய விஷயம் நம்ப மூளைக்குள்ள ஓடுங்க. அதாவது ஒரு வகையான மிட்டாயா இருக்கட்டும். இல்ல வந்து மோத்தி லட்டா இருக்கட்டும். இல்ல நிறைய விஷயங்கள் போலியா இருக்கட்டும். நம்ம நிறையா சொல்லலாம் இல்லையா? ஆனா, அந்த இனிப்பு வகையே வந்து, நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு கேடுதருது. அப்படிங்குறப்போ, அந்த இனிப்பு வகைகள நம்ம எப்படிலாம் வந்து கட்டுப்படுத்தலாம்? நம்ம வாழ்க்கைல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி.
கண்டிப்பாங்க. இ நீங்க சொன்ன மாரி, இனிப்பு வந்து உடனடியான மகிழ்ச்சி தர ஒரு விஷயம் தான். ஆனா, நீ அந்த சர்க்கரை வந்து எடுக்கும்போது உடல் எடை, சோர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அ வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா? நானே அவ்ளோ ஸ்வீட் சாப்பிடுவேங்க! என்ன ஸ்வீட்லருந்து கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு நாளைக்கு சாக்லேட் ஆகட்டும், வீட்ல ஸ்வீட் ஆகட்டும், சர்க்கரை. அவ்வளோ போட்டு குடிப்பேன், ஒவ்வொன்லயுமே. இப்போதாங்க, கல்யாணத்துக்கப்புறம் இப்போ தான் வீட்ல மனைவி அவங்கல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இப்போ ஒரு ஒரு 10 20 நாளாதான் சர்க்கரையே எடுக்குறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அப்பப்போ சேர்த்திப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அது எடுக்கிறதுனால எவ்ளோ நல்ல விஷயம் வருது தெரியுங்களா? என்னோட எடை, உடல் எடை, நிறைய குறைஞ்ச மாரி ஃபீல் ஆகுது. இந்த மாரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஓனா செல்ப்‌ஆ ரியலைஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க.
அந்த மாரி விஷயங்கங்கள்லாம் இருக்கு. சோ இனிப்ப வந்து எல்லோருமே அ கட்டுப்படுத்தனும்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு சில வழிமுறைகள் சொல்றேன்.
நிச்சயமாங்க.
ஆ, தினசரி வந்து அ WHO ப்படி, 1 நாளுக்கு வந்து ஒரு 6 டீஸ்பூன் சக்கர. இது தான் வந்து ஒரு லிமிட்ன்னு சொல்றாங்க. இது அந்த 6 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடம்புனுடைய எனர்ஜி ஆகட்டும் அந்த மாரி. உங்க உடலுக்கு தேவையான சக்கரை அளவு 1 நாளைக்கு 6 தான். அது இருந்தா உங்க உடல் வந்து சமமாவும் இயங்கும்ங்களாம்.
சரி. சரிங்க.
சோ வந்துட்டு ஒரு 6 டீஸ்பூன். இதுக்கு மேல போனாதான் அது வந்து எக்ஸஸ் சர்க்கர. இந்த உடல் எடை, நான் சொன்ன விஷயங்கள். இது மாரி விஷயங்கள்லாம் ஒரு ஏறுது. அப்புறம் நீங்க ஒரு முட் அ ஓரளவுக்கு உங்களுக்கு புடிச்ச புட்ட எடுத்துக்கோங்க. ஒரு வேளை இனிப்பு சாப்பிடனுன்னு டக்குனு கிரேவிங் வந்துடுச்சுன்னா, அவுங்களுக்கு முட்டை வேறு ஏதாச்சும் பிடிக்கும். ஒரு நான் வெஜ் பிடிக்கும்ன்னா சர்க்கரைக்கு நான் வெஜ் கூட பரவாயில்லன்னுதான் நான் நெனைக்கிறேங்க.
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது சக்கரைக்கு பதில் வந்து, அ கரும்பு சக்கரைங்கிறாங்க, நாட்டு சக்கரங்கிறாங்க, வெல்லம் சாப்பிடலாங்கிறாங்க. ஆனா வந்து ஆ அதுக்கப்புறம் வந்து ஒரு காலத்தில வந்து இது உலா வந்திட்டிருந்தது. அதாவது, "சக்கரை வந்து ரொம்ப தீங்கு. அதுக்கு பதிலா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா "சக்கரன்னாலும் ஒண்ணுதான், நாட்டு சக்கரைன்னாலும் ஒண்ணுதான், கரும்பு சக்கரைன்னாலும் ஒண்ணுதான். இது எல்லாம் வந்து அ நம்ப கலப்படம் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து கொஞ்சம் ஆபத்து தான்" அப்பிடின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு மாற்றா வந்து நம்ம ஒரு தேன் எடுத்துக்கலாம், இல்லன்னா வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லையா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம்ன்னு சொல்றாங்க. அதற்கப்புறமா அந்த சீனி துளசின்னு ஒண்ணு சொல்வாங்க, இல்லையா? அந்த விஷயம் கூட சர்க்கரைக்கு பதில் எடுத்துக்கலாம்ன்னு சொல்றாங்க. அத நீங்க எப்படி பாக்குறீங்க?
கண்டிப்பா. சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பா. நா வந்து ஒரு ஆ நா இப்ப ரீசென்ட்டா பாத்த ஒரு டாக்ட்ருடைய ஒரு ந இன்டர்வியூ சொல்றேன். அதுல அவர் என்ன சொல்றாருனா சக்கர, அ கரும்பு சக்கர இருக்க எல்லா விஷயமே அந்த கரும்புல இருந்து சாறுல இருந்து எடுக்குறதுதான்.
கண்டிப்பாங்க.
அந்த சக்கர அப்டிங்கிறது வந்துட்டு அ வெள்ள சக்கர வந்துட்டு, அந்த கரும்பு சக்கரைக்கு அப்பறம் இன்னொரு ஃப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணி, அத வொய்ட் பண்றக்கு சில விஷயங்கள் யூஸ் பண்றதுனால, வே கரும்பு சக்கர கூட கம்பேர் பண்ணும்போது, வெள்ள சக்கரையில கொஞ்சம் ஆடட் பிரிசர்வேட்டிவ்ஸ் மாரி சேக்குறாங்க. ஆனா இனிப்பு அப்டிங்கிற விஷயத்துல 2மே வந்து எ கெடுதல் தான், அப்டின்னு அவரு வந்து தெளிவா சொல்லீட்டாரு. அத நீங்க எந்த வித விஷயத்தில இனிப்பு எடுத்தாலுமே. அந்த சீனி சக்கர அப்டிங்கிற விஷயத்த நான் வந்து சாப்பிட்டதோ! இது வர இல்ல. ஆனா ஏ வொய்ஃப் சொல்லி கேள்விப்பட்ருக்கேன். பட் பெருசா அத பத்தி ஐடியா இல்லங்க. ஆனா என்ன இருந்தாலுமே இந்த வெள்ளோம் எல்லா விஷயமே! தேன் வந்துட்டு எல்லாமே அந்த இனிப்பு அப்டிங்கிறதே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தா இருக்கனும்னு நெனைக்கிறேங்க. தேன் வந்துட்டு என்னதா ஒரு இயற்கையில இருந்து கெடச்சாலும் அதுக்குனு இப்போ சுகர் பேஷன்ட்‌க்கு தேன் நல்லாருக்குன் சொல்லி எல்லாமே தேனா குடுத்தா சரியாயிருமான்னு பார்த்தீங்கனா, கண்டிப்பா கெடையாதுல்லிங்களா? அதுவே அவங்களோட ஸ்வீட் டேஸ்ட்மாரி
நிச்சியமாங்க. கண்டிப்பாங்க. நிச்சியமாங்க. சரிங்க. புரியிதுங்க. கண்டிப்பாங்க. இல்ல கண்டிப்பா கெடயாது. ஆனா அதுக்கு பதில் கொஞ்சம் அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? தேன் வந்து ஒரு அ தேனீர்ல வந்து கலந்து சாப்டுறதா இருக்கும். ஆமாங்க.
கண்டிப்பா குடிக்கலாம். பட் என்னன்னா நீங்க சக்கர போட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டா போதும். ஆனா தேன் நீங்க அந்த காஃபிக்கு உங்க சக்கர அளவுக்கு இனிப்பு வேணும்னா நெறய குவாண்டிட்டி ஊத்தணும். அதுவும் கொஞ்சம் பொருளாதார ரீதியா <chuckles> தேன் வந்து பாத்தீங்ன்னா, கொஞ்சம் வெல வெல அதிகந்தான். ஸோ வந்து சாமானிய மக்கள் வந்துட்டு தேன வந்து ஒரு ஆல்ட்ர்னேட்டிவா எடுத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா? எனக்கு தெரிஞ்சு அது சந்தேகந்தாங்க.
கொஞ்சம் அதிக அளவு தேவப்படுது. கண்டிப்பாங்க. நிச்சியமாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி தான் நம்ம அந்த இனிப்பு. அது வந்து நம்ம எப்டி இருந்தாலும் வந்து கட்டுப்படுத்தணும் இல்லியா? அதாது நாள்தோறும் வந்து, நம்ம ஒரு தேநீர் சாப்டுவோம், கண்டிப்பா அதுக்கு சக்கர வேணும், அதுக்கு பதில் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த சீனி துளசியா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒன்னு வந்து நம்ம குடிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த பண்டிகை காலம் வரும்போது, கண்டிப்பா இந்த தீபாவளி இந்த பொங்கல் அப்டிங்கிற ஒரு விஷயோலாம் வரும்போது, கண்டிப்பா நம்ம வீட்ல வந்து இனிப்பு வகைகள் இருக்காம, இல் இல்லாமல் இருக்காது இல்லையா? அப்போ அந்த மாரி நேரங்கள்ள எப்டிங்க கட்டுப்படுத்துறது?
கண்டிப்பா. கண்டிப் க கண்டிப் அந்த மாதிரி நேரங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுருங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அளவா சாப்பிட்டுட்டு, மத்த நாட்கள் மத்த நீங்க மத்த நாள் இப்போ மொத்தம் ஒரு வருஷத்துல 365 நாள்னா, பண்டிகை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் வருங்களா. உங்களோட குடும்ப விழாவாகட்டும், தீபாவளி, பொங்கல் முக்கியமான விஷயங்களுக்கு தான் எல்லோருமே கூடி இந்த மாரி இனிப்பல்லாம் வழங்குவோம். குட்டி, குட்டி விழாக்களுக்கலாம் பண்ண மாட்டோம். ஸோ அந்த 10 நாள் நீங்க சாப்பிட்டுக்கோங்க. மீதி 350 நாள் வந்துட்டு உங்களோட ஆசைகள்ல கொஞ்சம் அடக்கிட்டு, இந்த மாரி சர்க்கரை அபிமான விஷயங்கள், ஆமா. ஏன்னா, இப்போ இந்த காஃபிலேயே என் ஒய்ஃபோ, எங்க அம்மாவோ காஃபி குடிக்கும்போது அவங்க காஃபி குடிக்கிறதோட, நிறைய சர்க்கரை சேர்த்துறது அவங்களுக்கு தெரிய மாட்டது. காஃபி தானே குடிக்கிறோம்ன்ற மாதிரி நினைச்சிக்கிறாங்க. பட் காஃபிலயுமே சர்க்கரை கன்டென்ட் இருக்கு இல்லங்களா. ஒரு நாளைக்கு 3, 4 காஃபி போம்போது, அது அப்புறம் உங்க உடம்புல இருக்கிற சர்க்கரை எக்ஸ்ட்ரா தான் ஆகப்போகுது.
சரிங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. சரிங்க. புரியுதுங்க. கண்டிப்பாங்க.
அதுனால, சர்க்கர வந்து நீங்க வந்துட்டு என்னென்னா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல வந்து இனிப்பே வாங்கி வைக்காதீங்க எதுவுமே.
அதாங்க ம் மிக முக்கியமான ஒரு விஷயம். நெறைய வீட்ல வந்து, அ சர்க்கரையே வந்து இருக்காது. இப்ப எங்க வீட்லல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க சர்க்கரையே வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் வைச்சிருப்போம். யாராவது வந்து விருந்தினர்கள் வந்தா மட்டும் தான் சர்க்கரைய நாங்க வந்து போட்டு குடிப்போம்.
வாங்கி வச்சா தானே சாப்பிடுவீங்க. கண்டிப்பா, அது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? எங்க வீ எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, 5 கிலோ சர்க்கரை மாசம் தீர்ந்துட்டுருந்துச்சு இதுக்கு முன்னாடி. 5 கிலோ, 7 கிலோ, ஏன்னா? சொசைட்டி ரேஷன் அரிசில வாங்குற ஒரு கடையில வாங்குற சர்க்கரை ஒரு 3 கிலோ, அதுபோக எங்க வீட்ல ஒரு 4, 5 கிலோ, ஒரு 6, 7 கிலோ சர்க்கரை தீருதுன்னனா, அப்ப எங்களோட சர்க்கரை கன்சம்ப்ஷன் பாத்துக்கோங்க. ஏன்னா, எங்க அம்மா அடிக்கடி குலோப்ஜாமுன் செய்றாங்க, கேசரி செய்றாங்க, இந்த மாரி காஃபி, டீ, ஆகட்டும் எக்கச்சக்கமா இந்த ஃப்ரூட் மிக்ஸ், நறையா செய்றாங்க. அதெல்லாம் பாக்க கேக்க ஹெல்த்தியா இருக்கு. சரி வீட்ல போடுற குலோப்ஜாமுன் தான, வீட்ல போடுற ஃப்ரூட் மிக்ஸ் தான அப்டின்னு. ஆனா, மொத்தமா எடுக்கும்போது சர்க்கரையோட கன்டென்ட் பயங்கர அதிகமா, வெயிட்டெல்லாம் அவ்வளோ குபுகுபுன்னு ஏறிட்டேங்க நான்லாம்.
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. நிச்சியமா அதெல்லாம் ஏறுங்க. அதாவது, நம்ம அந்த சர்க்கரைய வந்து தெரியாம எடுத்துட்ருக்கோம். அது ரொ ரொம்ப வெய்ட் கெய்ன்‌க்கு வந்து, அது ஒரு ஈசியான ஒரு புரோசஸ் அது. அழகா எடுத்து குடுக்கும்.
கண்டிப்பா. நல்ல கரெக்ட்டா சொன்னீங்க. அப்புறம் பெரியவங்களுமே, சர்க்கரை வந்து கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம் பாவம். அவங்களுக்குமே அவங்களும் சின்ன வயசுல இருந்துலாம் நறைய சர்க்கரை சாப்பிட்டுருப்பாங்க, திடீர்ன்னு சர்க்கரை நோய் வந்துரும், பிபி வந்துரும். அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி வைக்கும்போது, அவங்களுமே பாவம் மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு வேணா நீங்க சொல்ற இந்த ஆல்டர்நேட்டிவ்‌வ கொஞ்சம் கொஞ்சம் எப்பவாச்சு, அப்பப்ப கண்ல காட்டுனா, ஏனா இந்த நாட்டு சர்க்கரையில செஞ்ச கொஞ்சம் லட்டா இருக்கட்டும். ஏதோ ஒன்னு தேன் நெல்லிக்கா.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பா என்னோட பாட்டிக்குகூட வந்து சர்க்கரை நோய் தான் இருக்கு, அவங்களுக்கும். அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா? அவங்க வந்து எப்பமே வந்து இந்த அ இந்த மாத்திரைகள், அதுக்கான ஆல்டர்நேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. போக போக வந்து அவங்க ரொம்ப வந்து அழகா இந்த அ சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க. ஆ தினமும் வந்து, இந்த ஆவாரம் பூ வந்து, தேநீர் குடிப்பாங்க. சர்க்கரை அளவு பயங்கரமா வந்து பேலன்ஸ் பண்ணுங்க அது. இன்னொரு விஷயம், அவங்களும் வந்து அ சீனி துளசி சர்க்கரை வந்து, பயன்படுத்துறாங்கங்க டீலயும், அ வந்து காஃபிலயோ. மருத்துவர் என்ன சொன்னார்னா? "தாராளமா எடுத்துக்கலாம்" அப்டின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் தேன் வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதுக்குகப்பறமா வந்து, அவங்க எப்பொழுதும் வந்து, அந்த அ பட்டர் டீ அப்டின்னு ஒன்னு சொல்லுவாங்க. அத அழகா எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து அந்த
ஓ! சரிங்க. எ எப்டிங்க, டீக்குள்ள பட்டர் போடுறது?
ஆமாங்க. அது ஒரு விதமான அ மெத்தடுங்க அது ரொம்ப நல்லாருக்கும். ஆன் என்னோட தோழி கூட வந்து சொல்லிருக்காங்க. நான் கேரமல் டீ குடிச்சிருக்கேன். இந்த மசாலா டீ குடிச்சிருக்கேன். இந்த பட்டர் டீ குடிக்கும்போது நானும் வந்து ஒரு டைமாச்சும் இத வந்து நம்ப குடிச்சு பாக்கணுமே! எப்டிதான் இருக்குன்னு குடிக்கும்போது ரொம்ப சுவையா இருக்குங்க, அது.
சரிங்க. கண்டிப்பா. நீங்க சொல்றது சுவை அப்படிங்கிறது ஓகே தான். பட் இது வந்து எல்லாருமே எடுத்துப்பாங்களான்னு கேட்டா? தெர்ல. ஏன்னா எனக்குலாம் வந்து இந்த நெய், பட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாலே கொஞ்சம் இந்த கொமட்டுனு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. பட் நெய்யில வந்துட்டு அ எப்படி இந்த பட்ர வந்துட்டு டீயில போட்டு குடிக்கிறது, இது வந்து உங்க பாட்டி பேலியோ டயட் மாரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நெனக்கிறேன்.
ஆமாங்க. கண்டிப்பாங்க.
சோ வந்துட்டு அவுங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள், கொஞ்சம் ஏன்னா அவுங்க பன்னீர், <tsk> நெய் இந்த மாரி பால் அந்த சம்மந்தப்பட்ட நெறைய மில்க் பிராடக்ட்ஸ் எடுத்துப்பாங்க. சோ அவுங்களுக்கு மேபி பழக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் எ எனக்கெல்லாம் கஷ்டோங்க. நான்லாம் இப்படி இருந்தா கொஞ்சம் ஓடிருவேன்னு நினைக்கிறேங்க.
ஆமாங்க, ஆமாங்க. சரிதான். கண்டிப்பாங்க. அதே மாதிரியே வந்து, அ நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு, நம்ம தினமும் வந்து நெறைய பேர் இப்ப இந்த லோ சுகர்" அப்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைம் வந்துங்க அந்த டயாபெட்டிக் அந்த ஷுகர் வந்துருச்சு அப்டினா, வாழ்க்க ஃபுல்லா நம்மள அதோட தான் ஓடணும். இல்லையா? யாரா இருந்தாலும் சரி. அவுங்க அதோடையே ஓடணும், சக்கர கம்மியா சாப்பிடணும். திடீர்னு வந்து சக்கர வந்து ரொம்ப லோவ்‌வா இருக்கும். எப்பவுமே வந்து, ஒரு இனிப்பு வகையான வந்து விஷயங்கள் வந்து அவுங்க கூடவே வச்சிருப்பாங்க. இந்த மாரி விஷயம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே, இந்த மாரி நம்ம கட்டுப்படுத்தி, அழகா நம்ம வந்து உடம்ப வந்து நல்லா வச்சுக்கிட்டா நல்லது தானே!
இது கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா, நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப உண்மை. ஆனா எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா, இப்போல்லாம் பெரியவங்களாகட்டும், சின்னவங்களாகட்டும் ஒரு விஷயம் அவங்களுக்கா வர வரைக்கும், "நமக்கும் இந்த மாரி ஒரு நோய் வந்துருமோ?" அப்படீன்னு யாருமே அஞ்சறதே இல்லை. இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னாவே, ஒரு 'ஹெல்த் செக்கப்' இது மாரி விஷயங்கள்லாம் என் மனைவி சொல்லிட்டே இருப்பாங்க, போவே மாட்டேன். ஏன்னா, "எனக்கெல்லாம் எதுவும் வராது" அப்படீன்னு ஒரு நம்பிக்கையிருக்கு. ஏன்னா ஒரு சில கட்டங்கள் போவ போவ நமக்கெல்லாம் எதுவும் வந்துராதுன்னு, அவங்க மேலயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால வந்துட்டு, நம்ம என்ன சாப்பிட்டாலும் பரவால்லை, நம்ம நடக்குறோம், நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம்ன்னு அவங்களே மனசு தேத்திப்பாங்க. சோ, யாருமே வந்துட்டு அவங்களோட அந்த ஒண்ணு வந்துட்டா தான் அதோடா கஷ்டம் தெரியும்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ, அந்த மாரி இருக்கிறவங்க இப்ப எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க. ஒரு விசயம் வந்துட்டா பயங்கரமா அதுக்கப்புறம் கடைப்புடிச்சு, எடையை குறைச்சு, க்ஸ் இனிப்பு ஃபுல்‌லா நிப்பாட்டி, கட்டுக்குள் கொண்டு வந்துருவாங்க ஆனா. பட் ஆனா, அது வர வரைக்கும் யாருக்கும் ஒரு பயம், அந்த மாரி விஷயங்கள் யாராச்சும் சொன்னா, "அ சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காத" மாரி ஒரு எரிச்சல். இந்த மாரி விஷயங்கள் இது மனித இயல்பாகிப்போச்சு. அது எதுவும் பண்ண முடியறதில்லைங்க.
கண்டிப்பாங்க. நிச்சயமா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. யாராலயும் வந்து, "அவங்க உடல் வந்து இப்படி ஆயிடும் இப்படி ஆகிடும்" அப்படீன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு எரிச்சல் தன்மை, "என்னோட ஆரோக்கியத்தை பத்தி எனக்கு தெரியும். நீங்க வந்து எதுவும் சொல்லாதீங்க" அப்படீன்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும். என எங்க வீட்ல கூட எங்க அப்பா அடிக்கடி வந்து சொல்வாருங்க ஆரோக்கியத்தை பத்தி. ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு எடுத்து சொல்வாரு. இந்த மாரி யார் வீட்லயுமே கண்டிப்பா வந்து எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, எங்க அப்பா அவ்வளவு பார்த்து பார்த்து எங்களுக்கு பண்ணுவாரு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நாங்க சாப்பிடும்போது, "இதுல இருக்குடா. இதை பார்த்து சாப்பிடு. இது இப்படி இருக்குடா பார்". அ அப்போ அவரோட அருமை புரியலைங்க. நாங்க வந்து எப்பவுமே எரிஞ்சு விழுந்துட்டே இருப்போம். அதுக்கப்பறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களுக்கே புரிஞ்சது, "இந்த மாரி விஷயங்கள் அப்பா வந்து சொன்னது எல்லாமே சரிதான். நம்ம தான் வந்து எனக்குத் தெரியும், நான் பெரிய வந்து புத்திசாலிங்கிற மாரி வந்து விஷயம் இருந்தது. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து கட்டுப்படுத்தி சாப்பிடணும்." அப்படீன்ற ஒரு விஷயம் எனக்கு அப்ப தான் புரிஞ்சுதுங்க.
கண்டிப்பா. ஓ! சரிங்க. கண்டிப்பா. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி பட்ருப்பாங்க. நம்ம வயசுல அவங்களுமே அப்டிதான் இருந்துருப்பாங்க. பட் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பாக்கும்போது சரி, நம்ம கொழந்தைக்கு வந்தப்போ அக்கறையில தான் சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு சும்மா அட்வைஸ் பண்ணி, இதான் இந்த காலங்கள்ல பூமர், கிரிஞ்சுனு வந்துருச்சு இல்லைங்களா? <chuckles> சும்மா அந்த மாதிரி நம்ம நெனச்சுருவோம். ஸோ வந்துட்டு இந்த குழந்தைகள்லருந்தே கொஞ்சம் ஸ்வீட்லாம் கட்டுப்படுத்தி, அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வ் கம் வாங்குறது கம்மி பண்ணி குடுத்து. நம்மளுமே ஸ்வீட் வாங்காம, நெறய விஷயங்கள் நீங்க ஒரு ஒர்கவுட் பண்றது, ஒரு நடக்குற விஷயம், அ இனிப்பு இந்த மாதிரி க்ரேவிங் வரும்போது நெறைய தண்ணீ குடிச்சா அந்த க்ரேவிங் வராதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இனிப்பன் வந்து உங்களுக்கு வந்து எப்டின்னா அ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப பழகுனா, அப்பப்போ உங்கள ஏதாச்சும் பண்ணி உங்கள கடுப்பு பண்ணி உங்கள கஷ்டப்படுத்திருவாங்க இல்லைங்களா? <chuckles> அது மாதிரி இல்லாம அளவா ஒரு ஓரளவுக்கு மைல்டு ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லது.
கண்டிப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இனிப்பு வ் விஷயத்த வந்து எப்டி எவ்ளோ அழகா கட்டுப்படுத்தலாம்? என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கு பதில் பயன்படுத்தலாம்? ஒரு வெல்லமா இருக்கட்டும், ஒரு சீனி சக்கரையா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்பறமா வந்து நம்மளே நம்ம கட்டுப்படுத்திக்கணும், அப்பதான் ஆரோக்கியம் வந்து பின் நாட்கள்ல வந்து ரொம்ப அழகா இருக்கும். தீபாவளி நாட்கள், பண்டிகை நாட்கள்லாம் கண்டிப்பா சாப்ட்டுருங்க. அதல்லா நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுனு, ரொம்ப அழகா நெறய விஷயங்கள் என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கூட பேசுனது ரொம்ப புடிச்சுருந்ததுங்க. மிக்க நன்றி.
நன்றிங்க.